அ அப்புறம் வந்து திரும்பி பாத்து, அவர் வந்து கேட்கறது <chuckles> "என்னடி?" அப்படின்ட்டு. அப்புறம் இவுங்க அதனால, அப்புறமா இப்ப வந்து ம் இப்போ நெறைய வ் நெறைய வீடுகள்லாம் இந்த வழக்கம் இருக்கு. அதாவது வந்து கணவர் உக்காரும்போது தான் வந்து, மனைவி உக்காந்து சாப்பிடணும். அ, அத மட்டும் நான் கொஞ்சம் பாக்கவே மாட்டேங்க. <chuckles> பசி எடுத்தா நான் பாட்டுக்கு உக்காந்து சாப்ட்டு அப்ப ஒரு நாளு
<laughs> ம். ஆஹா. ஆமாங்க. ம். ஏங்க நீங்க வாங்கி குடுத்ததே, திருப்பி அவய்ங்களுக்கு குடுக்கல. இனி வேற, அவரு வர வரைக்கும் வெயிட் பண்ணீ சாப்டவா போறீங்க, அ?
ஆ. <laughs> "அப்ப கண்டிப்பா வந்து, வெயிட் பண்றதே இல்ல! அ?" அப்டின்ன அ சாப்படுறதுன்னு வந்தா, "மத்தவங்கல்லாம் சுத்தி பாக்கறதே இல்ல!" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம்
ஆ. ஓஹோ, ம். சரி சரிங்க. அவரு கொஞ்சம் வெ வெளையாட்டுத்தனமா தான் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் சீரியஸாலாம் போறதில்ல. ம்ஹம்.
ஆ அது விளையாட்டு ஆமாமா. விளையாட்டுத்தனமா. அவருக்கு முன்னாடியே தெரியும், நான் இந்த மாரிங்கிறதுனால, அவருக்கும் அது ஜாலியா இருந்தனால, அது தப்பா எடுத்துக்க மாட்டாரு.
ஆஹ அருமைங்க. ஆனா, கிண்டல் பண்றதுக்கு நல்லா நீங்களே வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்துட்டே இருக்குறீங்க
ஆ ஆ. ம் நிச்சயமாங்க.
அந்த புட்டிங்க்கு வந்து, மறுபடியும் ஏதாவது சொன்னாருங்களா? மறுபடியும் எப்போவாது பேசம்போது! பாக்கும்போது! அ அந்த ஞாபகம் வருங்களே!
இருந்தாலும் ஆ. அய்யோ! நெறையா டைம் சொல்லி சொல்லி காமிச்சாருங்க. அது ஒரு தடவ ந்த ஆ அது பண்ணது நெறையா டைம் சொல்லி காமிச்சாருங்க. அப்புறமா வந்து, ஒரு தடவ கூட, ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும்போது ம். கையில இப்டி குடுத்துட்டு "இல்ல இல்ல வேணாம். நான் வச்சுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தரேன்" அப்டின்னு சொன்னாருங்க. ம். "அப்போ! ஓ! இன்னும் அத ஞாபகம் வச்சிருக்கானா?" அப்டின்ட்டு இருந்தது எனக்கு. <laughs>
அச்சச்சோ. <laughs> ம். அச்சோ! உங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்க அந்த நேரத்தல? சரிங்க. ஆனா, அது சும்மா விளையாட்டுக்கு வேணுன்னே பண்றது! அ? ம். அருமைங்க அருமைங்க. அ அழகா சொன்னீங்க. அதாவது ஆ. நான் வந்து ஒரே ஒரு உணவ தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பாத்தேன். ஆனா நீங்க ஃபுட்டிங்கிறத நான் எதிர்பாக்காம விட்டுட்டேன். எனக்கு நீங்க சொன்னதுலயே ரொம்ப புடிச்சது வந்துட்டு, அந்த முட்டை பப்ஸு தாங்க. அ இப்போ, சண்டை வந்துச்சு அப்டின்னா, உடனே போய் ஒரு முட்டை பப்ஸ வாங்கி அழகா பொறுமையா சாப்பிட்டு வருவீங்கன்னு சொன்னது. அ 2 விதத்தில உதவும்ன்னு நெனைக்கிறேங்க. ஒண்ணுஅ மனச வந்து சாந்திப்படுத்தும். ஏன்னா கொஞ்ச தூரம் நடந்து போயி வாங்கிட்டு வர்றது அப்படிங்கும்போது. அ 2 புடிச்ச உணவ சாப்பிடும்போது வந்துட்டு, கண்டிப்பா அது வந்து மனச அமைதிப்படுத்தத்துன்னே சொல்லலாம்.
ஆமா ஆமா. உண்மையா உண்மையா. <chuckles> <laughs> <laughs> கண்டிப்பா.
<swallows> அருமைங்க. நீங்க சொன்ன எல்லாமே நல்லா இருந்துச்சு.
அதுல இன்னொண்ணு ஒண்ணு, நீங்க சொன்னதுனால ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். என் கணவர் ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது "நீ வந்து, ஆறுதலுக்காக நீ போய் அந்த முட்டை பப்ஸ் சாப்பிடுற மாரி இல்ல! சண்டை போடுற மாரி இல்ல! அந்த ச முட்டைப்பப்ஸ் சாப்படுறதுக்காகவே நீ என்கிட்ட சண்ட போடுற மாரி இரு"
சொல்லுங்க. ம் ஆஹா. <laughs> சரியா கண்டுபிடிச்சுட்டாரு போலங்க! அ அ அப்போ அ என்னா? மத்த நாட்கள்ல நீங்க அப்ப சாப்பிட மாட்டீங்களா? முட்ட பப்ஸ்ஸு? சண்ட போட்ட அன்னைக்கு தான் சாப்பிடுவீங்களா?
ம். இல் இல்ல இல்ல. அது மே மேக்ஸிமம் அது கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவு இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் தவிர்க்கணும், அப்டின்னு அப்பப்போ, கண்ட்ரோலா இருப்பேன். அப்பப்ப, "இந்த மாரி விஷயம் எப்படா கெடைக்கும்?" அப்படின்னு எதிர்பாத்து
ஓஹோ! ஆ. சரிங்க. <laughs> அப்ப அவரு சொன்னது சரியா தான் போச்சு போலங்க!
<laughs>
அருமைங்க அருமைங்க. உங்க கூட பேசும்போது எனக்கு, ரொம்ப வந்துட்டு ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும். அ ஆனா, உங்க கூட இருக்கும்போது நல்லாருக்குங்க. அ நீங்க சாப்படுறத பாத்து ரசிச்சாவே போதுன்னு நெனைக்கிறேன். ம்ஹ்ம். அருமைங்க. உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.
ம். <laughs> ஆமா. கண்டிப்பாங்க. மிக்க நன்றி.
நன்றிங்க.

ஆ! அது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது அங்க மட்டும் தான் கிடைக்குது வேற எங்கயுமே இல்ல. ஆ இப்ப நார்மலா நீங்க இந்த ஜிக்ருதண்டா எடுத்தா கூட, இங்க ஏதோ ஒரு எடத்துல கிடைச்சரும். ஆ அது முட்டை மிட்டாய்ங்கிற விஷயம் வந்து எங்கயுமே கிடைக்கல. ஆர்டர் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அதாவது, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் நம்ம பண்ண முடியும். அப்டி இல்லன்னா, அந்த அந்த ஊருக்கு போனா அந்த பாக்ஸஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தல நானு அந்த அ அங்க போயி நானு அந்த சாப்ட்டோன்னே நானு ஒரு 2, 3 பாக்ஸ் வந்து, இங்க கிடைக்காம போயிடும் சொல்ட்டு வாங்கிருவோம்ல. அந்த மாரி ஒரு 3 பாக்ஸ் வாங்கியாச்சு. வாங்கி ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சு, அ சாப்புட்டுக்கிட்டே இருந்தோங்க.
ம். ஓஹோ! சரிங்க. ஆஹா. ஆமாங்க. ஓஹோ! செரிங்க. ஆமாங்க. சரி, சரிங்க. ம். ஆஹ சரி, சரிங்க. இப்போ அத வந்து நம்ம வீட்ல செஞ்சு பாக்கலாம். அப்டிலாம் நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்களா?
அ அந்த முயற்சி இல்லங்க! சாப்புடறது மட்டும் தாங்க எனக்கு ரொம்ப புடிக்கும். சமைக்கிறது எனக்கு ரொம்ப புடிக்கவே புடிக்காது. அந்த முயற்சி நான் எடுக்கல. ஆமா.
ம்ஹ்ம். சரி, சரிங்க. நல்லா தப்பிச்சுக்கிட்டீங்க. அ இது ம். சொல்லுங்க.
அதுக்கப்புறமா ம். அதுக்கப்புறம் வந்து நெறையா அ இனிப்பு வகைளயும் எனக்கு நெறையா பிடிக்கும். அ ரொம்ப ம் மேக்ஸிமம் அந்த ஸ்வீட்ஸ் மாதிரினா, இந்த முட்டை மிட்டாய், அதெல்லாம் ஓகே, க்ளோப் ஜாமுன் ஓகே. மத்தபடி இந்த நார்மலா அ ஸ்வீட்ஸ்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். இந்த கேக் மாரி விஷயங்கள்லாம் நிறையா சாப்பிடுவேன்ங்க. பிரவுனினு ஒரு விஷயம் இருக்குங்க. அது ரொம்ப எனக்கு உயிர்ங்க. அதனால வந்து என்னா பண்ணுவேன் அப்டின்னா நெறைய ப்ரௌணி வந்து ஏ ஏன்னா, என்னோட தோழி ஒருத்தங்க இருக்காங்க. அவுங்க இந்த பிரவுனி செய்றாங்க.
ம்ஹ்ம். சரிங்க. ஓஹோ! ம். ஆமாங்க. <laughs> அருமைங்க. உங்களுக்கு வசதியா போச்சு. <laughs> ம்.
அது சொல் கேளுங்களேன். ஆனா, அவ வந்து கிளாஸ் கத்துக்கிட்டது வந்து ஒரு ரூ. 99க்கு தான் அந்த கிளாஸே கத்துக்கிட்டா, பிரவுணி எப்படி செய்றதுன்னு. சரிங்களா? அப்டி செஞ்சு அவ வந்து விக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வந்து 1000 கணக்குல வி்க்கிறா. காசு குடுத்து ஆ நான் வந்து ஒரு நாள் வாங்குனேன். வாங்கி நல்லா சாப்ட்டேன். அ இன்னொரு தடவையும் வாங்குனேன். அவள் அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம தோழி தானேன்னு நம்ம சொல்லுவோம். "ஏன்டீ என்கிட்ட இவ்வளோ காசு குடுத்து வாங்குற? நான் ஒரு அ இவ்ளோ தாண்டி வந்து இது நீயும் கிளாஸ்க்கு போயி, நீயும் வீட்லயே செஞ்சு சாப்ட்டுக்கோ" அப்டின்னா, "ஏ ப்ளீஸ் டீ" அப்டீன்னு சொல்ட்டு நான் திருப்பி ஆர்டர் தான் பண்ணேன்.
அப்டீங்களா? ஆ, சரிங்க. அச்சோ! அருமைங்க. ஆ. சரிங்க. ஆ. செய்முறை. "நீயே செஞ்சு பாரு!" அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். <laughs> செரி, சரிங்க. ஆ நீங்க வ செஞ்சே பாக்கலைங்களா? உங்க தோழி கூட அந்த அளவுக்கு ஊக்கம் குடுத்துருக்கறாங்க. நீங்க செஞ்சு பாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரலைங்களா?
ம். இல்ல. அ சொன்னாங்க அந்த செய்முறையெல்லாம், இன்னும் அத நான் செய்முறைக்கு படத் படுத்தல. நான் என் வாழ்க்கையில. ம்.
சரிங்க. ம். ஆஹா சரி, சரிங்க. அப்ப ஒங்க நீங்க, அ விரும்பி செய்யக்கூடிய உணவு, எந்த உணவுங்க?
ஆஹா, அ, அந்த பிரியாணிங்க. ஆ அது வந்து நல்லா செய்வேங்க. அதுக்கு அது வந்து கொஞ்சம் இப்ப நான் வீட்ல தனியா இருந்தா கூட, அத வந்து செஞ்சு நான் சாப்பிடுவேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். அது வந்து என் என்னைய வந்து கண்டிப்பா வந்து, ம் ஒரு செல்ஃபிஷ்ன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க இந்த உணவு விஷயங்கள்ல. ஏன்னா வந்து, ஒரு டைம் அப்படிதாங்க. என் கணவர் வந்து இந்த கோக்கனட் புட்டிங்னு ஒண்ணு வாங்குனாருங்க. <tsk> வாங்கி என்கிட்ட கையில குடுத்துட்டு போய் காசு பே பண்ணலான்னு போறதுக்குள்ளயே நான் சாப்புட்டேங்க. திரும்பி பாத்து
ஆஹா! சரிங்க. ம். ஆஹா, சரிங்க. ம். ஏங்க? சரிங்க. அதுக்குள்ள சாப்பி்ட்டீங்களா? ஏன்னா, அது வேற கொஞ்சம் சின்னதா இருக்கும்.

முட்ட பப்ஸ்ங்க. அ எங்க எங்க வீட்ல எங்க வீட்லருந்து ஒரு <chuckles> 3 தெரு தள்ளி ஒரு பேக்கரி இருக்குங்க. அங்க வந்து ஒரு அந்த பேக்கரிலருந்து முட்டை பஃப்ஸ் சூடா போடுவாங்க. எப்பவுமே சாயந்தரம். அப்ப நான் என்ன பண்ணேன் அப்ப்டின்னா, ஏதோ ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, இல்ல வேறு ஏதோ ஒரு ப விஷயம் வந்து எனக்கு பிரச்சனை அப்ப்டின்னா, ந நா நடந்து போய் திரும்பி அங்க போய் சாப்ட்டு அமைதியா நான் வந்துருங்கேன். வாய் தொடச்சுட்டு. <laughs>
ஓஹோ! முட்ட பப்ஸுங்களா! <chuckles> சரிங்க எங்க சாப்டீங்க? ம். சரிங்க. ஆஹ சரிங்க. ஆ. <laughs> அருமையா இருக்குங்க. அதாவது வீட்ல ஏதாவது பிரச்சனை அப்டிங்கும்போது, நீங்க நேரா வெளியே போயிருவீங்க. நம்ம இருந்தா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ போய் சாப்பிட்டு வந்துருவீங்க. அ அ எப்படிங்க போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு வருவீங்களா? இல்ல பார்சல் வாங்கிட்டு வந்துருவீங்களா?
கண்டிப்பாங்க. ஆமா. ஆ. இல்லங்க உட்காந்து தான் சாப்ப்டட்டு வருவேங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்க. அப்பதான் வந்து ஆ அந்த மாரி ஒரு பண்ணும்போது கூட நடுவுல ஒரு டைம் மாட்டியிருக்கேன்னு நெனைக்கிறேன் நானு. ந நான் அப்பய வந்து என்ன பன்னேன் அப்டின்னா, ஏதோ ஒரு விஷயம் தான். அ வீட்ல ஏதோ ஒரு சண்ட போட்டுட்டு, என் கணவரோட தான் வந்து நான் சண்ட போட்டேன்ங்க. ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் சண்ட போட்டுட்டுருந்தோம். அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சரி "நானு கடைக்கு போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நம்ம இந்த செவுத்த பார்த்து சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நான் சொல்லிட்டு, அவங்க என்ன நெனச்சுட்டாங்க காய்கறி தான் வாங்க போவாங்க. அப்டின்னு நினைச்சேன். நான் மட்டும் போயிட்டு மழை வேற அப்ப கொஞ்சம். நமக்கு இன்னும் டெம்பேட்டிங்கா இருக்கும்ல. அ சூப்பர். அப்ப வந்து நான் கொஞ்சம் ஓரமா நின்னுட்டு அ போனேன் கொஞ்சம் நேரம்யிருச்சு. அதாவது ஒரு ஒரு ஷெட் மாரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நின்னுட்டேன் ஒரு 5, 10 நிமிஷம். அப்புறமா நான் வந்து நடந்து போம்போது என்னடா? இவரு வந்து இன்னும் இவ்வளோ லேட் ஆச்சு. அ கடை இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தாரு. நான் முட்ட பப்ஸ்ங்க சாப்ட்டுட்டு இருந்தேன்ங்க. சாப்ட்டுட்டு இருக்கும்போதுன்னு பார்த்துட்டாருங்க. அ பாத்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. அங்கேயே கடையிலயே அப்புறம் அவரும் சிரிச்சுட்டாரு. அப்புறம் சிரிச்சு வந்து அ ஒரு இது சொல்வாங்க இல்லையா? ஒரு பழமொழி. அ எலி அ எண்ணெய்க்கு காய்து என்னமோ சொல்லுவாங்க. ஆ அந்த பழமொ
ஆஹ சரி, சரி. <laughs> சரிங்க. ஓஹோ! ம்ஹ்ம். சரிங்க. ஆமாங்க. அந்த மாரி. ஆ. <laughs> சரிங்க. ஆமா, ஆமாங்க. ஓஹோ! சரிங்க. ஓஹோ! <laughs> நீங்க நடந்து போயிருக்கிறீங்க. அ. <laughs> <laughs> ஆஹா! நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? <laughs> ஆ. ம். <laughs> ஆ, ஆ, ஆ. ஆமா. அது என்னமோ எல்லைக்கு என்ன எள்ளு தான் என்னைக்கு காயுது அப்டின்னா. <chuckles> ஆ. ஆமாங்க.
இ ஆ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து வந்து உடனே உட்கார்ந்து உடனே சொன்னாருங்க. <laughs> எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறமா வந்து சரி எல்லாம் முடிஞ்சுச்சு சண்டை எல்லாம் சிரிச்சுட்டோம். அப்ப்டின்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் வேற என்னென்ன விஷயம் அப்படி அ பார்த்தீங்க அப்டினா, அ. இல்ல அன்னைக்கு வந்து நான்வெஜே சாப்பிட முடியாது எங்க வீட்ல. ஏன்னா சில நாட்கள்லாம் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப வந்து நல்லா தயிர் சாதமோ! அ இது இருக்கும் இல்லைங்களா? ம். மாவடுன்னு சொல்லுவாங்கங்க அந்த மாங்காயே வந்து இன்னொன்ன. ஆ. அதுவும் ஆ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ அது அதுவும் தயிர் சாதமும் நான் தாளிச்சு நான் சாப்டேன்னா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா ஒரு மதியானம் நல்லா தூக்கம் வருங்க. அதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். <laughs>
<laughs> ஆஹ. ஆமாங்க. ம். ஆஹா, சரிங்க. ஆ தொட்டுக்கறக்கு. ஆஹா, சரிங்க. ஆ. அருமைங்க. ஆஹா! சரி, சரிங்க. அதாவது நான்வெஜ் சாப்டாத அன்னைக்கு நீங்க அத ட்ரை பண்ணிக்குவீங்க. ம்ஹ்ம்.

அ அந்த மாதிரி வந்து நெ ம்.
இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சுங்க. நீங்க அன்னைக்கு அந்தக் உங்க கணவர் வந்துட்டு பாத்துட்டு போய்ட்டார் இல்ல. நீங்க முட்ட பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறத. அ அடுத்த தடவ சமாதானப்படுத்தும்போது அத வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது முயற்சி பண்ணாரா?
சொல்லுங்க. ஆ ஆமாங்க. அ இல்ல, இல்ல. அத வெச்சு கலாய்க்க தான் செஞ்சிருக்காங்க. அ ஏய்! இங்க வா, அந்த மாரிலாம் வந்து சொன்னாங்க அடுத்த டைமு. அ மத்தபடி வந்து, இந்த ஆறுதலுக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு அ பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா, ம் ஹ அதாவது நான் வந்து ரொம்ப ஃபுட்டிங்க. அதனால என்ன அப்படின்னா, அது வந்து எங்க குடும்பத்துக்கே தெரியும் நான் கொஞ்சம் ஃபுட்டி அப்படின்றதுனால. அப்போ ஒரு டைம் என்ன அப்படின்னா, ஆறுதலே ஆறுதல்ன்ற விஷயமே கிடையாதுங்க, எனக்கும் என் கணவனு அ ஏதோ ஒரு பேச்சு வாக்குல அப்படியே பேசிருவோம். அப்ப ஏதோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டைம் கூட, ஏதோ ஒரு நாள் நெனைக்கிறேன். அ நான் இதே மாரி தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது, அ நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க போறேன் உனக்கு வேணுமான்னு கேட்டார். நானும் வெக்கமே இல்லாம, வேணும்ன்னே சொல்லிட்டேன்.
ஓஹோ! ஓஹோ! ம். ஓஹோ! பரவால்லைங்க. <chuckles> சரி, சரிங்க. ஓஹோ! ஆஹா, சரிங்க. ம். சரிங்க. எதிர் பார்த்தேங்க, இத நானு. நீங்க மட்டும் இல்லீங்க. எல்லாருமே அப்படித்தான். என்ன சண்ட வந்து, என்னமோ கழுத்த நெருச்சுக்கிற அளவுக்கு சண்ட போட்டுட்டு இருப்போம். அ உடனே அவங்க வந்துட்டு, இந்த மாரி ஏதாவது வேணுமான்னு கேட்டா, உடனே ஆமான்ட்டர்றது. ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. அப்பறம், இந்த மாரி விஷயம். அப்பறமா வேற என்ன? ஆ இந்த அப்பறமா நார்மலா வீட்லங்க. அ வீட்ல என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இன்னும் வந்து, அந்த டெய்லி வந்து ஒரு சாம்பார், ஒரு கீரை சாப்பிட்டாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப வந்து பொரியலும் வந்து நமக்கு மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும். என்னடா டெய்லி ஆறுதலா வந்து கொஞ்சம் நம்ம அ சைடா வந்து நெறைய இருக்கும். அதாவது இந்த கொத்த வரங்கா வத்தலு, இந்த அப்பளம், இந்த ஊர்க்காய், ஆ அப்புறமா இந்த மிக்சரு, காராசேவு, அ அப்புறம் இந்த ரிபன் பக்கோடான்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது, அ இ அப்புறம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சைட்ல இருக்கும்போது, அ கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பரவால்ல, சாம்பார்க்கு கூட வெச்சு சாப்பிடலாமே. அ
ம். சரிங்க. ஆமா, ஆமாங்க. <laughs> அ. சரிங்க. ம். ஆமாங்க. ஆஹ! அருமைங்க, அருமைங்க. அதாவது உணவுக்கு உணவுக்கே நீங்க ஆறுதலுக்கு இன்னொரு உணவு கொண்டு வர்றீங்க பாத்தீங்களா? ம்ஹ்ம்.
<laughs> கண்டிப்பா. அப்படித்தான் மனச தேத்திப்பேன். ஐயோ! இன்னைக்கு ரசமா, சாம்பாரா! ஆ இது இருக்கே! அப்பா பரவால்ல. அப்படின்னு ஆறுதலா இருக்கும் எனக்கு. <chuckles>
சரி, சரிங்க. ம். இப்போ எங்காவது வெளி ஊருக்கெல்லாம் போறோம் அப்படிங்கும்போது, இப்ப ம அ அங்கல்லாம் ஒரு உணவு சாப்பிடோம்ன்னா, அத மறுபடியும் போய் சாப்பிடவே முடியாது. அ அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கலாங்களா? இந்த மாரி நான் ஒரு ஊருக்கு போனேன். அ அங்க நான் சாப்பிட்ட உணவு வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் இப்ப எனக்கு மறுபடியும் கெடைக்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு உணவு ஞாபகத்துல இருக்குங்களா?
ஒரு இனிப்பு வகையான உணவு தான் நான் சொல்ல போணும். அது வந்து அ ஒரு ஊர்ல மட்டும் தாங்க, அது நான் பாத்தேன். அது அ ஆற்காடுன்னு நெனைக்கிறேங்க அது. அ அந்த ஊர்ல வந்து "முட்டை மிட்டாய்" அப்படின்னு ஒரு உணவு இருக்கு. ஆ ஸ்வீட்டு.
சரிங்க. ஆஹா! ஓஹோ! ஆமா, நானும் கேள்விப்பட்டுருக்கேன். என்னமோ முட்டையிலேயே செய்வாங்களாம்ல? <chuckles>